சரி, சரி நல்ல விஷயம்.
அப்டிங்குபோது ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா வந்து கூப்பிடுறாங்க. கூப்புட்டு வந்துட்டு, அ என்னோட அக்கா கணவர் கிட்ட வந்து எங்க அம்மா ரொம்ப ஏனா, எங்க அம்மாவ பாத்து வளர்த்தின பையன் தான் அப்டிங்கும்போது "நீங்க கொஞ்சம் மாப்பிளைய கூட்டிட்டு போங்க. கட வீதி போயிட்டு வாங்க" அப்டின்னு சொல்லி அனுப்புச்சு வச்சிடறாங்க. அப்போ என்னையும் என் அக்காவையும் உட்கார சொல்லி நெறைய விஷயங்கள் எங்க அப்பா, அம்மா வந்து சொன்னாங்கங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது என் அக்கா வந்து அழுதுருக்காங்க. "இந்த கல்யாணம் வேண்டாம் பாப்பா, கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க" நான் எனக்கு வா <chuckles> "எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டியும் பரவால்ல" அப்டின்னு அழுதுருக்காங்கங்க. <chuckles> எனக்கு உண்மையாவேங்க நான் அப்டியே அந்த அ கான்வர்சேஷன் முடிச்சோனே நான் அழுது என் அக்கா கால புடிச்சிட்டு அழு அழுனு அவ்வளோ விஷயங்கள் எங்க அப்பா, அம்மா என்கிட்ட சொன்னாங்க, "உனக்காக அ வந்து நீ உன் வாழ்க்கை சின்ன பிள்ள, அந்த பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்துராதீங்க. எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் பரவால. நான் உங்க கூடயே இருந்துறேன்". அப்டின் நெறைய வாட்டி என் அக்கா வந்து அழுததாகவும் என் அப்பா, அம்மா வந்து சொன்னாங்க.
ஆ. சரி, சரி. சரி. ஆ. ஆ. அவசரப்படுத்தாதீங்கன்னு. ஆ. பாவம். ஆ. அ. ஓ! அருமையான சகோதரிங்க. <chuckles> உண்மையிலே.
ஒரு ம். ஒரு முறை என் அக்கா ம் சொல்லுங்க.
ம். அவங்க என்ன என்ன பண்ணி அதாவது உங்க நெலைமை கூட ஓரளவு வந்து கடந்து வந்துருலாம். அதாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் உங்களுக்கு பண்ணல. அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வயசுல. ஆனா, வந்து அவங்க நெலைமய யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் வந்து அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்ட வைக்கிற மாரி வச்சு அதிலிருந்து அவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே பெரிய
ஆமாங்க. ஒரு முறை வந்துட்டு நான் வந்து காலேஜ் போன டைம்ல அக்கா வந்து என்னது பண்ணியிருக்காங்க, அ அவங்களோட இது தா நான் அந்த கல்யாண திருமண பேச்செல்லாம் எடுத்துட்டாங்க. நான் அக்காகிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டுருந்தேன்லங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்கா வந்துட்டு "என்னால தானே இந்த பிரச்சனை நான் போயிட்டேன்னா இந்த பிரச்சனை இல்லல க பாப்பாக்கு கல்யாணம் ஆகாதுல்ல. அப்டின்னு வந்து என் அக்கா வந்துட்டு ஒரு மாரியாகி பேக்குல துணி மணி எல்லாம் எடுத்துட்டு ஆ வந்துட்டாங்க." எங்க அம்மா வந்து துணி துவைச்சுட்டு இருந்தாங்க. அவசர அவசரமா வந்து ஏதோ சத்தம் கேட்குது, கதவு சத்தம் சத்தம் கேட்குதுன் மேல இருந்து கீழ வந்து பாக்கும்போது, என் அக்கா துணிமணி பையோட வந்து வெளில போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள <chuckles> ஓடி போய் புடிச்சுட்டு வந்து, அதுக்கு அப்புறம் கேட்கும்போது நான் போயறேன் அப்டின் அந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணியிருக்கிறது. இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க.
ஆமாம்.